ஓ!
ஆ, அந்த தோச இந்த அடையெல்லாம் நாம செய்யும்போது நெறைய வந்து இந்த கல்லுல வந்து ஒட்டிக்கிது. அதனால, வந்து செய்ய முடில. தவா எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இல்லாம, இரும்பு கல்ல போட்டு எண்ணெய ஊத்தி எண்ணெய் சூடாகும்போது, அழகா சின்னதா நம்ம உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா?
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அந்த அளவுக்கு வந்து அத ஊத்தி ஆ நடுவுல வந்து 2 3 ஓட்ட போடணும். அந்த அட தோசனாலே அதில 2 3 ஓட்ட இருக்கணும்.
ஓ! அப்பதா அந்த உள்ளையும் வேகறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லையா?
ஆ. ஆ அப்படி போடுங்க. இப்ப தான் நம்ம லைன்னுக்கே வந்தீங்க நீங்க. <laughs> ஆ அப்புறம் வந்து அத நல்லா ரோஸ்ட்டாகி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க திருப்பணும். நெறைய பேர் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணு சீக்கிரம், சீக்கிரம் செஞ்சுருவாங்க. வெந்ததுக்கப்பற ம்.
<laughs> ஆ. ஆமா, இது வந்து சீக்கிரமா வேகவே வேகாதுல்ல, ரொம்ப நேரம் எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, 2 கல் வச்சு ஊத்துவேன். அப்பதான் அப்பதான் வந்து ஈஸியா போட முடியும்ன்ட்டு, ஒரு கல்ல வந்து ஊத்தினா எடுக்க வராது. அதனால என்ன பண்ணுவேன்னா, 1 ஒரு கல்ல ஊத்தி திருப்பி போடுறது மட்டும் இன்னொரு கல்ல போட்டுக்குவேன். இன், <laughs> ஆ, அதான் எல்லோரும் ஒன்னா, அதான் ஒன்னா உட்காந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து ரொம்ப டைம் ஆயிரும். இப்போ எடுக்க முடியாது. இப்படி பண்ணும்போது 2 கல்லயும் வெந்துகிட்டே இருக்கும். அட் அ டைம்ல ஈஸி ஈஸியா சீக்கிரமா நம்ம வேலைய முடிக்கலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். இல்லையா?
பார்த்தீங்களா. <chuckles> அ. ஆ. <laughs> ஐ, சூப்பரா இருக்குதே ஐடியா. நானும் பார்க்கல, செஞ்சு பார்க்குறேன். ஆ இப்ப வந்து ஆமாங்க. ஆமா. <laughs> நல்லா இருக்கு. சூப்பர், சூப்பருங்க. நான் கண்டிப்பா செஞ்சு பார்க்க போறேன். <laughs> அப்புறம் வந்து திருப்பி போட்டுட்டீங்க இல்லைங்களா? திருப்பி போட்டு சும்மா விட்றக்கூடாது. திருப்பி நெறைய எண்ணெய ஊத்தணும்.
<laughs> ஆ. ஆமா.